கண்டிப்பா, அதாவது இந்த விளையாட்டுக்கள் வந்து இவங்க மரபு விளையாட்டுக்கள்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த செஸ் போர்ட் கேரம் போர்ட் எல்லாமே, இந்த கேம் இதுல போயிருது. ஆனா இதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு விளையாட்டுகள்லாம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுலல்லாம் இவங்கள போய் கூட்டிட்டு போய் காமிக்கணும். "ஓ! இப்படிலாம் இருக்கா?" இதெல்லாம் டிவில பாக்குறதோட சரி. இந்த யூடியூப்ல பாக்குறதோட சரி. அப்படியே நேர கூட்டி கொண்டு போயிட்டு காமிச்சு, அதனுடைய விஷயத்தலாம் இந்த பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. அந்த தமிழர் பண்பாட்டோட வந்து வீர விளையாட்டு. அ ஏன்னா பயப்படுவாய்ங்கல்ல. அதெல்லாம் பாத்தாதான் அந்த ப
ம். சரி, நல்லது. ஆமா, ஆமா. தாயம். ம். ம்ஹ்ம். ம். ம். ம்ஹ்ம். ம், ம். அப்படி மரபு விளையாட்டுகள் ஏதாவது பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் குடுத்திருக்கீங்களா? அல்லது அறிவுறுத்தி இருக்குறீங்களா, வி விளையாட்ட சொல்லிக் குடுக்கலனாலும், "இப்படி இப்படியெல்லாம் விளையாட்டு இருக்குடா." அப்படின்னு சொல்லு
ஆமா, ஜல்லிக்கட்டு கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கேன். அப்புறம் உறியடிக்கிறது காமிச்சிருக்கேன். இந்த உறியடிக்கிறதெல்லாம் பாத்தா என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க. "அ அடுத்த தடவ வரும்போது நானும் இத விளையாடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்தானுங்க. கண்ண கட்டிவிட்டு அம் அதுதான் அது உறியடிக்கிறதுன்னா ஆமா
ஆஹா! ம். ம், ம். ஆமா நல்லது. அ. ம். ம். ஆமா. நல்லது. அதான் அது அ தெரியப்படுத்தும் போது தான் அந்த பிள்ளைகளுக்கு அதுல ஆர்வமும் வரும் இல்லையா? அப்ப தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா பிள்ளைங்க அதத் குறிச்சு தெரியாமலே இருக்குறாங்க நெறைய பிள்ளைங்க இல்ல. ம். ம். ம். <humming>
ஆமாமா. ஆமா, ஆமா. ஆமா. அது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குடும்ப மரபு நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சில மரபுகள்லாம் இருக்கும். அதாவது கூட்டமா ஒரு இடத்துல கொண்டாடுறது, ஒரு கோவிலுக்கு போறதுன்னா கூட்டமா போயிட்டு உக்காந்து கூடி சாப்பிடுறது, அ அந்த கோவிலுக்கு இப்ப இந்த குலசாமி கோயில் போறோம்ன்னு பாத்தா, எல்லா அவ் அங்காளி, பங்காளில்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களையெல்லாம் சேர்ந்து ஆமா, அப்பதான் இந்தக் குழந்தைகளுக்கு வந்து, "நமக்கு சொந்தக்காரவங்க இத்தனை பேர் இருக்காங்களா? இவ்வளவு பேர் இருக்காங்களா?" அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆமா, சொந்தங்களே தெரியாம ஒரு விஷயம் வளரக் கூடாது. அதனால இப்ப வந்து குலசாமிக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்டருந்து அந்த பங்காளிகள்லாம் கூப்புட்டு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு, சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடுறது, அந்த மரப வந்து அந்த அடுத்த சந்ததிகளுக்கு காமிச்சாதான், நம்ம காலத்துக்கு அப்புறமும் அவங்க அவங்களோட சேர்ந்து ஒரு அ வந்து சேர்ந்து சாப்பிட்டு, அந்த பழக்கத்த அவைங்க கொண்டு வருவானுங்க. அவங்க சந்ததிகளும் வரும், நம்ம சந்ததிகளும் போய் ஒன்னா சேர்ந்து, அத அப்படியே கொண்டுவரணும், அந்த ஓ அந்த விஷயத்த கொண்டுவந்துரணும்ன்னு நான் நெனைப்பேன்.
ம். ம். ஆமா, ஆமா. சாமி கும்புட போவோம். ம். ஆ உண்மைதான். ஆமா. ஆமா. ஆமாமா. ம். ம். ம். சரி. ச ஆமா. சரி. சரி, இப்ப சுருக்கமா ஒரே ஒரு 2 வார்த்தையில சொல்றதுன்னா, "இந்த குடும்ப மரபை பிள்ளைகளுக்கு கடத்துறதுல இன்றைய காலகட்டத்துல எது ஒரு 2 காரணி ரொம்ப அதிக தடையா இருக்கிறது?" அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா?

நிச்சயமாக. அ நேர்மையாக அத ஒத்துக்கொண்டீங்க. உண்மையிலே. நானும் அதைத்தான் செய் ஒத்துக்கொள்ளுவேன். ஏன்னா, அ எல்லா விஷயத் பிள்ளைகளுக்கு அ இ இந்த மரபை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான சு அநேக சூழ்நிலைகளிலேயே தடை இருக்கிறது. இல்லையா! ஆமா. ம்
அப்ப அந்த க ஆமா. இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப ஒரு நான் அத்த மாமலாம் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விசேஷம்ன்னா நம்ம குடும்பத்தோட அங்கே போவோம். இல்ல அவுங்க நம்ம குடும்பத்தோட வருவாங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, நம்ம வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் சமாளிச்சுக்கிட்டு, குடும்பத்து வேலையும் பார்த்துக்கிட்டு, இப்ப யாராச்சும் ஒருத்த வந்தாங்கன்னா கூட ஐயோ! வந்துட்டாங்களேன்னு அப்பிடிங்கிற ஒரு சூழ்நிலை நெனைக்கிறமாரி இப்ப உறவு முறைகள்லாம் இப்ப இருக்கு. நாம ம். இப்ப நாம அங்கே போனாலும். நமக்கு ஒரு நாள் கூட தங்கி இருக்க முடியாது. அடுத்த நாள் வேல வா, வான்னு கூப்புடும் நம்மள.
ம். ஆமாம். ம். ஆயிப்போச்சு. உண்மதான். ம். ம்ஹ்ம். வந்துருது. ஆமா அழிச்சிருது. ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நில அப்பிடி, அப்பிடி ஒன்றா ஜீவிக்கிறதே இல்ல இப்ப இல்லயா! ம்.
ஆமா. ஆமா. ஆமா. அதனால முடிஞ்ச வரையும் என்ன பண்ணறோன்னா, இந்த குடும்பம் மரபு நம்ம எப்பிடி இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும் அடுத்த சந்ததிக்கு போம்போது, நல்லா பேசு, அந்த பள்ளிக்கூடத்துலயிலாம் வரும் பார்த்தீங்களா? போட்டிகள்லாம் வரும் பார்த்தீங்களா? அத வந்து நம்ம அழகா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில நடிக்கிறமாரி சொல்லிக் குடுத்து, அந்த கதாபாத்திரத்தோட அ வேல்யூ என்னன்னு சொல்லிக் குடுத்து, நம்ம குடும்ப பொங்கல் அந்த த அந்த திருவிழாலாம் வர சமயத்தில வேஷ்டி, சட்ட போட்டு, பொங்கல் வைக்கிறமா, அந்த பொங்கலோட அ எதுக்கு இந்த பொங்கல் கொண்டாடுறோம்? இதுக்கு என்ன கத தெரியுமா? விவசாயிகளுக்கெல்லாம் நம்ம எப்பிடி நன்றி சொல்றமாரி இருக்கணும் இது. அப்பிடிங்கிற ஒரு உணர்வ நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து உணர்த்தணும். இப்ப பள்ளி வகுப்பு மூலியமா தான் நம்ம உணர்த்த முடியும்.
ம்ஹ்ம். ம். ஆமா. ஆமாம். ம். ம். ம். ம். சரி. ஆமா.
இப்ப வந்து நிறைய பள்ளிகள்லேயே நிறையல்லாம் செய்றாங்க. அங்க போய் அந்த பள்ளியிலேயே பொங்கலாம் வைக்கிறாங்க. கொண்டு போவானுங்க அந்த அரிசி, பருப்புலாம் எங்க அத்த எங்கம் எங்க ஆசிரியை கேட்டாங்க குடுங்க அப்பிடின்னு சொல்லும்போது, இது ஏன்ம்மா கொண்டாடுறீங்க? எதனால உங்க ஆசிரியர் சொல்லிக் குடுத்தாங்களா? அப்பிடி சொல்லும்போது நாமளும் அந்த நம்மளுடைய மரபுகள வந்து அதோட சேர்த்து சொல்லிக் குடுத்துரணும். அ ஆசிரியர் பள்ளி படிப்போட சேர்த்து, நம்ம குடும்ப மரபுல இதெல்லாம் எப்பிடி கொண்டாடுவாங்க தெரியுமா? ஏன்னா, இப்போ உள்ள சூழ்நிலையில நம்ம குடும்பத்தில நம்ம முன்னால நாங்களாம் எங்க தாத்தா வீட்டுக்கு போயிருவோம் பொங்கல் வைக்க. இப்ப குழந்தைங்கலாம் கூட்டிட்டு போக்கூடிய சூழ்நிலைகளே கிடையாது. ஆனா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்தல்லாம் காமிச்சு இப்பிட்லாம் பாரு. எங்க தாத்தாலாம் இப்பிடிதான் இருந்தாங்க. எங்க மரபுகள். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா வருஷத்துல 1 தடவையாவது உறவுக்கார வீட்டுகளுக்கு கூட்டிட்டு போயி இவுங்கலாம் எப்பிடி எங்க தாத்தா, பாட்டி, எங்க சித்தி, சித்தப்பா, அத்தைங்கிறத காமிக்கணும். அந்தமாரி விஷயத்தலாம் நான் ஒரு வருஷத்துக்கு நான் கூட்டிட்டு போய் எங்க குழந்தைங்கள்லாம் நான் காமிச்சுட்டு வருவேன். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கணுங்கிற விஷயத்த கண்டிப்பா சொல்லிக் குடுக்கணும்.
ம். ம், ம். ம்ஹம். ம், ம். ம். ஆமா. ஆமா. ஆமா. ஆ அது அவசியம். ம். ம். ம். ம். ஆமா. சரி. ஆமா. இப்போ அ நீங்க சொன்னீங்க. அந்த நம்ம அந்த மரியாதை கொடுக்குற விஷயம். அது ஒரு மரபு. அதேபோல நம்முடைய பண்டிகை திருவிழாக்களை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மரபு. நம்ம உற்றார் உறவுகள், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பரம்பரை உ கூட்டு ஜீவியும் இதைகளை கு இ இது இந் இவைகள் தவிர இன்னும் வேற என்னென்ன காரியங்கள்லாம் இந்த மரபுக்குள்ள கொண்டு வர முடியும்ன்னு நெனைக்கிறீங்க?
அ, ஆமா. அ. ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா ஆமா, ஆமா.

அ அதிக தடையா இருக்கிறது வந்து நம்ம யாரு வீட்டுக்கும் போறதில்ல, நம்மளும் அவ நம்ம வீட்டுக்கும் யாரும் வரதில்ல, எல்லாம் வேலை நிமித்தம் தான். அ படிப்பு விஷயம் தான், ஆமா. படிப்பு விஷயம், வேலை நிமித்தம், அ அதில இப்ப பார்த்து பேசுறதுனா கூட நம்ம Whatsappல தான் நம்ம பேசுறோம், வீடியோ கால்ல தான் நம்ம பேசிக்கிறோம். அ அதனால பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம உறவுகளோட ஒரு ஒரு 1 வருஷத்துக்கு 1 தடவையாது உறவுகளோடு இணைந்து, எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து அ ஒரு வீட்டுக்கு போய் சாப்பி்டுக்கிறது, ஒரு கூட்டமா இருந்து கறிவிருந்து, அ அந்த மாரியான ஒரு இதுல நம்ம கலந்துக்கிறணும், நம்ம பிள்ளைங்களோட கலந்துக்கிறணும், அவுங்க நம்மளோட கலந்துக்கிறணும். அந்த விஷயத்த வந்து எப்பயாவது ஒரு நாளைக்காவது இப்ப கல்யாணத்துக்கே போறோமே, திருமணத்துக்கு போம்போது நான் என்ன பண்றோம்? யாராவது வீட்ல ஒரு ஆள் போனா போதுங்கறோம். யாரும் முழுசா குடும்பத்தோட போறதில்லைல?
1 சரி, 2ஆவது ம். ம். சரி. ஆ. ம். ஆமாம். ம், ம். சரி. ம்ஹ்ம். ம், ம், ம். ம். சரி. ஆமாமா. போறதில்ல, சரி. அதான் உறவுகளில் சேர்த்துக்க உறவுகளோடு ஒட்டி இல்லாம இருக்கிறது, அடுத்து இந்த சமூக ஊடகங்கள குறித்து சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், அதுக்கு தான் கேக்கறேன். சமூக ஊடகங்கள், அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இன்றைய தொழில்நுட்பம், இதெல்லாம் பெரிய தடையா இருக்கும்ன்னு நெனைக்கிறீங்களா? ஆ, ஆமாம். நிச்சயமா. ம்ஹ்ம். முடிச்சுக்கிறோம் ஆமா, WhatsApp ஓட உறவுகள் முடிஞ்சு போது, பத்திரிக்க மொதற்கொண்டு இல்லையா? இப்ப அதெல்லாம் அப்படியியே ஆயிப்போச்சுல்ல WhatsAppல பத்திரிக்கை அனுப்புறதோட நின்னு போயிடுது. சரி, மிக அழகாக சொன்னீங்க, அ குடும்ப மரபு, அதை பற்றி கேட்டபொழுது அந்த மரபுகளை பிள்ளைகளுக்கு எப்படி நாம கடத்தணும்? அந்த பிள்ளைகளுக்கு சந்திக்கக்கூடிய சவால்கள், நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள், இவைகளை குறித்து பேசுகிறதற்கு ஒரு நல்ல தருணம் கிடைத்தது. உங்களோடு பேசியதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
ம். அப்பந்த ஆமா. ஆம். ஆமா, கண்டிப்பா. அது இருக்கவும் தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நம்ம வீட்லயே எல்லாத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா WhatsApp ஓட முடிச்சுக்கறோம், அவ்ளோதான். ம். ஆமா, அவ்ளோதான். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. மிக்க நன்றிங்க.

வாங்க. சும்மா வாய்னால வாங்கன்னு கேட்டா எங்க அப்பா அடிப்பாரு என்னய. இங்க வா! அப்பிடின்னுவாரு. பார்த்தா ஒரே கொட்டு நடுவுல. நடு மண்டைல கொட்டுவாரு என்னய ஆமா. அது என்ன பழக்கம்? வான்னு கேக்கிற? வாயில கேக்கறே? கையெடுத்து கும்பிட மாட்டியா? அப்பிடின்னு கேப்பாரு. அ அந்த ஒரு கொட்டுங்கிறது இப்ப வரைக்கும் நமக்கு உச்சந்தலையில வச்சமாரி இருக்கும்.
ம். ஆமா. <laughs> ஆமா, அப்போ ஆ. ம், ம், ம். ஞாபகத்துல இருக்கு. அதுதான் இப்ப இ இ இந்த விஷயத்த நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு காரியம் நினைவுல வருது. அன்றைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை. அதான் தாத்தா, பாட்டி, கூட்டு குடும்பம், சித்தப்பா பெரியப்பா, அத்த, மாமா. இப்பிடி அ ஒன்று விட்ட அண்ணன் தம்பிகள், அத்தை மாமா பிள்ளைகள், மதினிமார்கள், அப்பிடி நம்ம ஒரு கூட்டு குடும்பமா ஜீவிச்சப்ப, ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒரு இடத்துல தாய் மாமா கண்டிக்கிறவரா இருப்பாரு. ஒரு இடத்தல அத்தை கண்டிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு இடத்துல பெரியப்பா கண்டிக்கிறவரா இருப்பாரு. இப்பிடி, மரபுகளை சொல்லிக் குடுக்கிறதற்கு ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்திலேயே ஒவ்வொரு ஆள் இருந்திருக்கிறாங்க இல்லயா! இப்போ. இது வெறுமனே இந்த பிள்ளைகளை மாத்திரம் நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கி பிள்ளைகள் வளர்கிற சூழல் அப்பிடி இல்லல்ல? அது அது எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள்க்கு நம்ம மரப கடத்துறதுக்கு ஒரு ஒரு ஒரு தடையா இருக்குதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
ஆமா. ஆமா. ம். ஆமா. ஆமாங்க. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப் அது தடைகள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாலே தெரியுதே! நம்ம இந்த சமூக ஊடகங்கள் தான். ஏன்னா, எல்லாருடைய கையிலயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் கையில வச்சுட்டு, அது கூட தான் நம்ம குடும்பமே நடத்துறோம் ஒண்ணு. அது மட்டும் தான். இப்ப எல்லாருக்கையிலயும் பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கு. டேப் வாங்கிக்கிறாங்க. அ இந்தமாரிலாம் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அது மூலியமாவே நம்ம விஷயங்கள்லாம் அ அது அது ஒரு தடங்கலா இருக்கு. ஏன்னா, பேசுறதுக்கு குறைவாயிடுதே! நேரமே இல்லயே! நம்ம சொல்லிக் குடுக்கிறதுக்கான நேரங்கள் கரு குறைவா இருக்கு. இப்ப காலையில ஆமா.
ம். ம், ம். ம். ம், ம். ம். ம். ஆமாம். அ அ அது நிச்சயமா அது, ஒரு விஷயம் குறுக்கீடுக்கு மன்னீங்க. என என்னுடைய கேள்வி எப்பிடின்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன்னா, அந் அந்த உறவுகள் மத்தியில நம்ம வாழ்ந்தோம்ல்ல <tsk> இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் பிள்ளைகள மாத்திரம் குற்றப்படுத்த விரும்பாம, அந்த பிள்ளைகளுக்கு நமக்கு கெடைச்ச சூழல் கெடைக்கலயே! அது இ இ இதுவும் ஒரு காரணியாக தானே இருக்குது. அப்பிடின்னு நான் கேட்க வர்றேன். அப்பிடித்தானே? ஆமா. ஆ. ஏன்னா, அதுக்கு நம்மளும் ஒரு விதத்தில காரணமா இருப்போம். இப்ப நம்மளும் தாய் தகப்பு ஆ. ஆ, அதுதான் நான் கேட்க வந்தேன். அ சொல்லுங்க. ஆ.
ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. உண்ம தான். ஏன் ஏன்னா அது நம்ம ஆமா. நம்மதான் முழுக்க முழுக்க காரணம் அவுங்க காரணம் கெடையாது. நாம தானே சூழ்நிலையை உருவாக்கி குடுக்காம வெளியில டவுன் னுக்கு படிக்க வைக்க போ என் புள்ள இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும். அ நாங்க வந்து வசதியா வாழணும், என் கொழந்தைகளுக்கு இந்த கிராமத்துலலாம் பிடிக்காது. அ எந்த வசதியுமே இல்ல. அப்பிடின்னு நாம தானே கூட்டிட்டு அந்த சூழ்நிலையிலருந்து கட் பண்ணி நம்ம தான் கூட்டிட்டு வர்றோம் அப்பிடி இருக்கிற சமயத்துல ஆமா. அப்பிடி இருக்கும்போது முழுக்க, முழுக்க அந்த பொறுப்ப நாம தான் எடுத்துக்கிறணும். நான் அந்த அந்த அந்த தவற நம்ம உணர்த்தி, நாமளே இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுன்னா, சின்ன, சின்ன அதாவது ரொம்ப அதிகமான விஷயத்த அ கடத்தலனாலும், நம்மனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சமூகத்துல ஒரு மதிப்பு தர்ற அளவுக்காவாது நம்ம சொல்லிக் குடுக்கணும், இல்லயா!
ம். ஆமா. கூட்டிட்டு வர்றோம். அதுதான். அதுவும் ஒரு காரணம் தான் இல்ல. அ, ம். எடுத்துக்கிடணும். சரி. உண்மை. ம்.

இல்ல அநேக வீடுகள்ல அப்படித்தான் இருக்கு இல்லையா! இன்றைய தி க்கு சமுதாயத்துல. ஆமா ம் ம்.
ஆமா, ஆமா, ஏன்? அப்படின்னா, அப்போ நம்ம எல்லாம் நம்ம வளந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு வந்து ஒரு கண்டிப்போட வளப்பாங்க. "அது என்னா? போ, வான்னு பேசுற?" அப்படின்னு, அந்த அதட்டல் வந்து அப்பவே விழுகும், அந்த அடி அப்பவே விழுகும். அ ஆமா. நம்ம வந்து, அ அந்த நிமிஷத்தில வந்து உடனே உடனே, டக்கு டக்குன்னு நமக்கு வந்து திருத்துறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கெடைச்சது. அத நம்மளும் திருத்திக்கிட்டோம், அந்த மாரிலாம். இப்போ உள்ள குழந்தைங்கலாம் நெறையா செல்லம், அந்த மாரி ஒரு அ சொல்றத கேக்குறது வந்து கொஞ்சம் செல்லம்லாம் குடுத்து, அந்த மாரி வ வளத்துட்டதுனால அ ஏன்னா? அந்த காலத்தில நம்ம வளரும்போதெல்லாம் பாத்திங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி கூடவே இருப்பாங்க. அவுங்க கத சொல்லுவாங்க குடும்ப கத சொல்லுவாங்க அதாவது குடும்ப கதைன்னா, எப்படி ஒரு எந்த மாரி ம், அந்த மாரி விஷயத்தலாம் நம்ம சொல்லி, புரிய வைப்பாங்க இப்படிதான் இருக்கணும், அந்த மாரின்னு. ஆனா, இப்போலாம் பாத்தீங்கன்னா, எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, அ தாத்தா பாட்டியோட சேந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் இப்போலாம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, கொழந்தைங்கள படிக்க வைக்கணும் நாங்க டவுனுக்கு படிக்க வைக்கணும்ன்னு சொல்லிட்டு, கிராமத்துலருந்து நம்ம வந்துர்றோம். தாத்தா, பாட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு டவுனுக்கு வந்துர்றோம். அப்போ பாத்தீங்கன்னா, அந்த குடும்ப சூழ்நிலையில நம்ம மட்டும் தான் சமாளிக்கணும் இந்த கொழந்தைங்கள.
கடத்தல. ம், ம். ம்ஹ்ம். ம். அ ஆமா. ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஆமா. ஆமா. ஒரு ஐக்கியம், ம். ம்ஹ்ம். இல்ல. சரி. ஆம், ஆமாம். அ ஆ ஆமா. நிச்சயமா.
அப்படி இருக்கும்போது பாத்திங்கன்னா, இப்போ அ தாத்தா, பாட்டி சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம நம்ம வேலையா இருந்தாலும், அம்மாவை அம்மா போங்க வாங்கம்மான்னு சொல்லணும்! தாத்தாவை சொல்லணும், அப்படின்னு அவுங்க சொல்லுவாங்க. இப்போ நாமளே வளக்குறதுனால ஆமா, நாமளே வளக்கறதுனால என்னாச்சுன்னா? ஒரு செல்லம், ஒரு இது எல்லாமே அதுங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செல்லத்த கொடுத்துர்றதுனால, அந்த விஷயத்தை வந்து பாத்திங்கன்னா, இதில வந்து காமிச்சிருவாங்க. "போம்மா! வாம்மா! என்னா?"அப்படியே சட்டுன்னு கோவப்படுறது, அந்த மாதிரி விஷயம் வந்து சட்டுன்னு ஆயிருது. ஆனா, நாம் நான் அப்படிதான் என்னா பண்ணிட்டேன், அது அப்பப்பவே நான் வந்து அ இதில இது எங்க தாத்தா, பாட்டி எங்க அம்மா கேட்பாங்க, "என்னா? புள்ளைய இப்படி வளத்துருக்க? போ, வான்னு பேசிக்கிட்ருக்கேன் நீம்பாட்டுக்கு கேட்டுக்கிட்டுருக்க!" அப்படின்னுவாங்க அதனால ஆமா. அதனால என்னா பண்ணுறது? நம்ம அப்பப்பவே நான் சொல்லிர்றது, இந்த மாரி சொல்லணும். வாங்க யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லணும். அதே மாரி எங்க இதில வணக்கம் வப்போம். ம் வணக்கம் எப்படின்னா, இப்போ எல்லாரும் வாங்கன்னு கேக்கிறதோட சொல்றாங்க சொல்லுவாங்கல்ல!? அந்த மாரி இல்லாம கை
அதுத்தான் நாங்க இங்கே ஆமா, ம் ம், ம்ஹ்ம், ம், ம், ம், ம். ம், ம், ம், ம். திருத்திக்கிட்டீங்க. ம், ம், ம், ம். ம். ஆமா, ஆமா. எ கும்பிடுறோம், வணங்குறோம் வணக் வணக்கம் அப்டீன்னு சொல்லுவோம், ஆமா.ம்.
ஆமா, அது வாங்கன்னு சொல்லும்போதே, கை எடுத்துறனும், கைய
ம்.